ஆ இப்ப பாத்தீங்கன்னா, அ நம்ம கலாச்சாரமே ஒரு வித்தியாசமா தான் ஆயிட்டுருக்கு. ஏன்னா பழைய காலத்துல ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு, இப்ப மாறிக்கிட்டே வருது. அப்டி இந்த கலாச்சாரத்த பத்தி உங்க குழந்தைங்ககிட்ட உடை அ முறைய பத்தி நீங்க எப்டி அ அறிமுகம்படுத்துவீங்க, அறிவுரை சொல்லுவீங்க?
ஆமா. கண்டிப்பாங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா, இந்த உடை கலாச்சாரம் ரொம்ப முக்கியமானதாக கருதப்பட்றது. ஏன்னா அ நெறைய சோசியல் மீடியா இணையதளங்கள்ல வந்து, ஒரு குழந்தைகளுக்கு தவறான விஷயம் காட்ற மாரி நெறைய பேரு அரைகுறை ஆடை போட்டாதான் வந்து வந்து ஒரு பேமஸ் ஆக முடியும்ன்ற மாரியும், அப்புறம் இந்த கொரியன் கல்ச்சர் அப்டின்ற மாரி போட்டாதான் பசங்க வந்து ஏதோ அழகா தெரியிற மாரியும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய ஆயிட்டுருக்கு பாத்தீங்களா? நம்ம எல்லாம் அ ஒரு நீட்டா ஒரு வேட்டி சட்ட போட்டு வந்தாதான் மாஸா இருப்போம்ன்ற காலங்கள் எல்லாம் போயி, அந்த ஒரு டீஷர்ட்டையும் போட்டுட்டு இப்பவெல்லாம், அ ஆண்கள் வந்து ஒரு ஹேண்ட்பேக் மாரி 1 மாட்டிட்டு வர்றாங்க ஸ்டைல் மாரி.
கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப நல்ல விஷயம். <laughs> கண்டிப்பா. கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா.
முன்னாடில்லாம் நம்ம மனைவி கிட்ட ஹேண்ட்பேக் வாங்கி கையில வச்சிட்டாலே, "அய்யய்யோ! நம்மள யாராச்சும் ஏதா பார்த்தாங்கன்னா என்னடா நெனப்பாங்கன்னு" நெனப்பாங்க இல்லைங்களா? அது ஒரு அழகாவும், சரி ஆணுக்கு உண்டான ஒரு ஒரு ஒரு கம்பீரமான தோற்றத்த குடுப்புநோமனே நெனச்சிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நெறையவே இருந்துச்சு நம்ம காலத்துல. இந்த காலத்துல ரொம்பவே எல்லாமே மாறிட்டுருக்கு. வெஸ்டர்ன் ஐடியாஸ் அந்த மேற்கத்திய நாடுகள்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க? இல்ல வேற எப்டி இந்த யூடி இந்த இன்புளூயன்சர்ஸ் எல்லா இருப்பாங்க. அவுங்க போயி போட்ற உடைகள் ஆகட்டும், படத்துல வர்ற உடைகள் ஆகட்டும், "இதெல்லாம் போட்டாதான் நம்மள எல்லாரும் பார்ப்பாங்க அப்பதான் மரியாத" இந்த மாதிரி விஷயங்கள் நெறையவே வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம குழந்தைகள் அத பார்க்கும்போது அவுங்களும், "ஓ! ஒருவேள இப்டிலாம் போட்றாங்க அப்பதான் நம்மளும்" ஸ்கூல்ல போனா நம்மளும் அப்பதான் வந்து நம்மள எல்லாரும் பார்த்து ரசிப்பாங்கனு அப்டினு நினைப்பருக்கு வாய்ப்பு நெறைய இருக்குங்க.
ம்ஹம். கண்டிப்பா, கண்டிப்பா. உண்மதாங்க. கண்டிப் ம். கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது ரொம்ப எத பாத்து கெட்டுப்போறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஒரு ஒரு கதைய பாக்கம்போது, அல்லது ஒரு படம் பாக்கம்போது இல்லன்னா, ஒரு இசைப்பாடல்கள், ஏன்னா நெறைய பாப்பாங்க. அந்த மாரி இசை பாக்கும்போதா? இல்லன்னா நம்ப வ அ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையிலயே நெறைய பேர நம்ம நேர்லயே பாப்போம். அந்த மாரி இருக்குறதுனால மார்றாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்களா?
கண்டிப்பா. இப்போ குழந்தைகள பொறுத்த அளவுக்கு, நம் மேக்ஸிமம் எல்லாரும் ஸ்கூல் போயிறாங்க. திரும்பி வந்தா இந்த படங்கள் அந்த மாரி பார்க்கும்போது ஆ. கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு தவறான எண்ணத்த கொண்டு வருதுனு தான் நான் சொல்லனும். படங்கள், சமூக ஊடகங்கள் இது 2ம் தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அ படங்கள் கூட அப்பப்ப வாரத்திக்கு 1, 1 டைமோ மாசத்துக்கு 2 டைமோ கூட்டிட்டு போய்ட்டு வறோம். ஆனா இந்த You tube, Instagramமு டெய்லியும் ஏதோ ஒண்ணு அது பேரன்ட்ஸ்சயும் தான் சொல்லனும். அவங்களும் அவங்க முன்னாடி உட்கார்ந்து பார்க்கும்போது இவங்களும் அதையேதான் பார்க்குறாங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. சரிங்க, சரிங்க. கண்டிப்பா. ம். ம். அதாவது ஆ அதாவது நான் என்ன சொல்ல வறேனா, அந்த இன்ஃப்ளூயர்ஸ்‌க்கு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரீயா கா 1 டிரெஸ்‌ச குடுத்து, போட்டு நடிக்க சொல்லி அவங்களுக்கு காச கொடுக்குறனால அவங்க நடிச்சுட்டு போயிறாங்க. அதோட தாக்கம் எப்டி இருக்கும் அப்டின்ற மாரி அவங்க நெனைக்க மாட்டிக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம குழந்தைகளுக்கு அத பத்தி, நம்ம விவரிச்சி சொல்ல முடியும்னு நீங்க நெனைக்கிறீங்களா? அத நீங்க எப்டி சொல்லுவீங்க?
அது வந்து அவங்க வந்து கண்டிப்பா. இப்போ, நீங்க சொல்ற மாரி ஒரு குழந்த ஒரு 15 வயசு இப்ப ஒரு நயன்த் டென்த் 9த், 10த் படிக்கிறான்னா அவனுக்கு எல்லா புரியுங்க. ஒரு 6வது 5வது படிக்கிறவங்ககிட்ட போயி இன்ஃப்ளுயன்சர்ஸ்னா யாரு? அவங்க எந்த மாரி சம்பாதிக்கிறாங்கனு சொன்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு மண்டையில ஏறுமாங்கறது தெரியாது. ஏன்னா நம்ம பேசுறதே காதில வாங்கிக்க மாட்டாங்க. போன் யூசு பண்ணும்போது ஒரு 10 டைம் அவன் பெயரை சொல்லி வாடான்னு, சொன்னா தான் நம் மூஞ்சியே எடுத்து பார்த்து, "என்ன" அப்டின்ற மாரி பார்ப்பான்.
ம். கண்டிப்பா. ம். புரியாது. ம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப் <chuckles> கண்டிப்பா.
அந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு நிறைய இருக்கு. நம்ம வந்து என்ன சொல்றோம் நம்ம பாரம்பரியத்தப் பத்தி கண்டிப்பா சொல்லி குடுக்கறது அவசியம். அவனுக்கு புரியுதோ இல்லையோ. அவனுக்கு இப்
அதாவது, நீங்க அத எப்டி கொண்டு வரலாம்னு நினைப்பீங்க? சொல்றது சொல்லி அதாவது சும்மா நம்ம இது தான் பாரம்பரியம் அப்டின்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க நம்ம சொல்றத நீங்க சொன்ன மாரி, ஒரு 2 நிமிஷம் கூட அத நம்ம சொல்றத ஒழுங்கா கேட்க மாட்டாங்க. அத நீங்க உடையற அணியிற உடையிலையோ இல்ல, அவங்ளுக்கு அணிவிக்கிற உடையிலையோ. அவங்கள மாத்தனும்னு நினைப்பீங்களா? இல்ல சொல்லி தான் மாத்தனு அப்டின்ற மாரி நினைப்பீங்களா?
ஆமா. கண்டிப்பா. இப்போ எங்க அண்ணன் குழந்தைல்லாம் எப்பயுமே இந்த பேண்ட், ஷர்ட், கோட், சூட் இப்டியே தான் போட்டுட்டு இருக்கான். ஒரு டைம்மு எங்க ரொம்ப நெருங்குன உறவினர் கல்யாணத்துக்கு போம்போது என்ன பண்ணோம். நான் தான் ஐடியா குடுத்தேன். எப்ப பாரு பேண்ட், ஷர்டே போட்டுட்டு இருக்கியாடா. அ இந்த மாரி இந்த டைம் வேட்டி, சட்டை கட்டு. சின்ன பையன் தான் ஒரு 1ஆவது தான் படிப்பான்னு வச்சிக்கோங்கோளேன். அழகா என்ன பண்னான் வந்து ஒரு தங்க செயினு, காப்பு எல்லாம் வச்சிருந்தான். சரி இதெல்லாம் போட்டு நம்ம அந்த அ படத்துலல்லாம் வர்றோம் மாரி எல்லாம் அஜித்துகுமாரு மாரி நீ போடானு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பணனேன். அ ஒரு ஒரு பச்ச கலர் வேட்டி பச்சனா அது ஒரு அ பிஸ்தா கிரீன்னு சொல்லுவாங்கங்க. அந்த கலர்‌ல வேட்டியும், சட்டையும் எடுத்து போட்டு. அந்த பங்ஷன்‌க்கு கூட்டிட்டு போயிருந்தோம். மத்த குழந்தைகள எல்லாம் பார்த்ததை விட நிறைய பெரியவங்க ச ஜம்முனு பெரிய மனுசன் மாரிவந்திருக்கான் பார்ரா ஒருத்தன். இந்த மாரி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அவன் வெட்கப்பருடுறான். அந்த கொட் ஒரு ஒரு சின்ன பொண்ணுகளாகட்டும், கொஞ்சம் பெரியவங்க ஆ. குட்டி பொண்ணுகலா வந்து கொஞ்சும்போது அப்டியே திரும்பி அப்டியே வெட்கப்பட்டு கண்ண மூட்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா பண்னான். அப்போ அவனுக்கு புரிஞ்சுது. அவனே கேட்டான், அவன் வீட்டுக்கு வந்துட்டு. ஆமா மாமா நான் வந்து பாண்ட், ஷர்ட் போட்றத விட, வேட்டி, சட்ட கட்டும்போது நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்டின்னு.
ஆ. ம். சரிங்க. சரிங்க. <laughs> <laughs> ஊக்குவிச்சு ஆமாமாமாமா, இருக்கு இருக் ஆ. சரிங்க. <laughs> கண்டிப்பாங்க. ம்ஹ்ம். <laughs> கண்டிப் <laughs> கண்டிப்பா. கண்டிப்பா.
இந்த மாரி விஷயங்கள். அப்புறம் பள்ளி விழாக்கள்ல ஏதாச்சும் நடக்கும்போது. அங்க வந்துட்டு இந்த மாரி போட்டு போம்போது. அடுத்த பசங்களும் கண்டிப்பா இத பாப்பாங்க. பார்க்கும்போது, அவுங்களுக்கு புடிச்சிருக்கோ, இல்லையோ. சரி நம்மளும் இந்த மாரி கட்டுனா எப்டி இருக்கும்.
கண்டிப்பா. கண்டிப்
அப்டினு யோசிப்பாங்க. இதே சின்ன புள்ள பெண் பிள்ளைகளா இருந்தா. இந்த பாவாட தாவணினு சொல்வாங்க. இந்த மாரி விஷயங்கள். அப்புறம் இந்த நாடகம் இல்லனா, அவங்க பரதநாட்டியம் இந்த மாரி ஏதோ ஒரு ஸ்கூல்‌ல் பங்ஷனோ, டான்ஸ்சோ நடக்கும்போது. அவங்க அழகா அந்த பரதநாட்டியம் மாரி ஒரு அ சாரி கட்றது. இந்த மாரி விஷயங்கள் பார்க்கவே நமக்கு அழகா இருக்கும் இல்லைங்களா. என்னதான் மாடர்ன் டிரெஸ் போட்டு. அவங்க ஃப்ராக், ஸ்கர்ட்னு போட்டு வந்தாலும். இந்த மாரி குட்டியா ஒரு வந்து அழகா ஒரு இந்த மாரி சாரியோ, அந்த பாவாட, தாவணியோ போட்டு வரும்போது. <smacks lips> நமக்கு கண்ணுக்கே வேற விதமான ஒரு அழகா தெரிவாங்க. ச்சே நம்ம பிள்ள பாரு. நம்ம பாரம்பரியம் நம்ம அக்கா, தங்கச்சி அந்த காலங்கள்ல போட்டோ மாரியே இருக்கா. அந்த மாரி யோசிப்போம் இல்லைங்களா?
கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பா. கண் கண்டிப்பா. கண் <chuckles> கண்டிப்பா. கண்டிப்பா. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்போ என் குழந்தையுமே, ஒரு அ 3 வயசு குழந்தை தான். அப்டின்னும் போது அவனுக்கு போய் நம்ம டிரெஸ் எடுத்து குடுத்தோனா. அவன் கேப்பான், இது என்ன டிரெஸ்சு நல்லாவே இல்ல. ஆஃபீசர் டிரெஸ் மாரி எடுத்துட்டு வா. இந்த படத்துல்லாம் போட்ருக்கான் பாரு அந்த மாரி பேண்ட்டு போட்டு உடு, எனக்கு பெல்ட் கட்டி உடு, இந்த சைட் சாவி தொங்க உடு, அப்டின்ற மாரி. அந்த அளவுக்கு தொ துல்லியமா அவனுங்க வந்து டிவில பார்த்து பார்த்து கேட்குறாங்க. நம்ம ஒரு வேட்டி, சட்டை போட்டு ஊட்டாலுமே, கொஞ்சம் நேரத்துக்கு போட்டுட்டு. இது எனக்கு நல்லால, எனக்கு ஆஃபீசர் மாரி டிரெஸ் எடுத்து குடுக்குனு சொன்னா இது நீ இத எடுத்து குடுத்துருக்கா. அப்டின்ற மாரி கேள்வி கேட்கறாங்க. அப்டின்னும் போது, நீங்க அத எப்டி சொல்லி புரிய வைப்பீங்க? ஆ ஏனா, அவங்க வந்து இது தான் விருப்பம் அப்டின்ற மாரி கேட்க ஆரம்மிச்சிட்டாங்க. அதுவும் இப்பல்லாம் சின்ன குழந்தையா இருக்கதுவே, எல்லோருக்குமே எல்லாமே தெரியிது. ஏனா அந்த பசங்க நீங்க சொன்ன மாரி ஸ்கூல்‌ல வந்து இப்டி போடுறாங்க. அத பார்த்து கூட கேட்பாங்க. அப்பா என்ன போட்றாங்க, அத பார்த்து கூட கேட்பாங்க அப்டினும் போது அந்த நேரத்துல நம்ம எப்டி அவங்கள வந்து. இந்த உடை தான் நல்லா இருக்கும், அப்டின்ற மாரி நீங்க பாரம்பரிய உடைய சொல்வீங்க?
ஆமாங்க. கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா. அ ஃபர்ஸ்ட் நம்ப அவுங்கிட்ட சொல்லி புரியவைக்கிற முன்னாடி நம்ப வந்து பெற்றோங்கள் வந்து முன்மாதிரியா அவுங்க கண்ணுல காட்டனும். எந்தவிதமான விஷயங்களுக்கு நம்ப வெஸ்டர்ன் டிரெஸஸ போடணும், எந் மாரி விஷயங்களுக்கு இந்தமாரி நம்ம டிரடிஷனலான உடைய போடணும். அப்பிடிங்கிறவங்களுக்கு அவுங்க காட்டுனா தான், நாளைக்கு அவுங்க வந்து வெளிய போம்போது எல்லா நேரமும் நம்ப டிரடிஷனலா தான் போவணுன்னு சொன்னாலும் அது வந்து ரொம்ப வற்புறுத்துறமாரி ஆயிரும். இவுங்க என்ன இப்பிடி கட்டள போடுறாங்க! இல்லன்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஆடை சுதந்திரம் இல்ல, அப்பிடி இப்பிடின்னு நிறைய பேர் மண்டைய கழுவி அவுங்கள கெடுத்து விட்ருவாங்க.
கண்டிப்பா, கண்டிப் ஏத்துக்க முடியாது. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா.
அப்பிடி இல்லாம சரி நம்ப அப்பா, அம்மா கல்யாணத்துக்கு போகும்போது இந்தமாரி போறங்க. அவுங்க நாளைக்கு பர்த்டே பங்ஷன் போம்போது கண்டிப்பா, இது மாரி போப்போறதுல்ல. ஒரு பாண்ட் ஷர்ட்‌ல போவாங்க. இந்தமாரி விஷயங்கள வந்து அவுங்களுக்கு காட்டணுங்க. ஒரு பூஜை பண்ற இடத்தில ஆகட்டும். ஒரு எப்பிடி சொல்றது, இந்தமாரி ஒரு கல்யாணங்கள், ஒரு இந்த மாதிரி சடங்குகளுக்கு போம்போது, அந்தமாரி விஷயங்கள் அப்போ நம்ம கண்டிப்பா கலாச்சார உடைய போட்டாதான், அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு அ அந்த அந்த இடத்துக்கும் மரியாத, நமக்கு அடுத்தவங்க நமக்கு குடுக்கப்போறதும் மரியாதையா இருக்கும்ங்கிறது, அவுங்களுக்கு தெரியணும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது, "எந்த இடத்துக்கு போறோமோ, அதுக்கு ஏத்த உடை அணியணும்." அப்படீன்ற மாரி சொல்றீங்க.
ஆமா. ஏன்னா கோவிலுக்கு இப்ப நம்ம நம்ம வந்துட்டு அ ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் இப்ப டீ ஷர்ட் போட்டு போறது, பெண்கள் வந்து ஒரு ஃப்ராகோ, இல்ல இந்த மாரி கவுனோ போட்டு போகும்போது, கோவில்ல நம்மளே எல்லாரும் டிஃபரண்ட்‌டா பார்க்குறத நம்மளால உணர முடியும். அது இப்போ கேரளா விதமான கோவில்ல, போட்டுட்டே வரக்கூடாதுன்னு சட்டங்கள் இருக்கு. நம்ம ஊர்ல நெறைய பக்கம் சட்டங்கள் இல்ல. இருந்தாலும் ஒரு சில பேர் அப்படி போட்டு வரும்போது, <tsk> "இந்த இடத்துக்கு இப்படி போட்டு வராம இருந்தா நல்லா இருக்கும்." அப்படீன்னு நம்ம மனசுல தோணும் இல்லைங்களா? அத வந்து குழந்தைகளுக்குத் தோன்ற மாதிரி நம்ம தான் அத புரிய வைக்கண்ணும்.
கண்டிப்பா, கண்டிப் ம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது நீங்க அத எப்படி எல்லாம் வலியுறுத்துவீங்க? அதாவது, ஏதாவது எடுத்துக்காட்டு நீங்க நம்ப நம்பள சொல்லிட்டாலே சில பேர் நேரம் கேட்க மாட்டாங்க. நா நீங்க தான அப்படீன்ற மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கள, கொஞ்சம் வெவரம் தெரிஞ்ச பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புரிய வைக்கிறது ஈஸியா இருந்தாலுமே, ஒரு சில நேரத்துல கஷ்டமா இருக்கும். "அதெல்லாம் என்னால போட முடியாது. நீங்க போட்டு போங்க." அப்படீன்ற மாரி கூட சொல்லுவாங்க. அப்போ வந்து, எது மூலியமா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம்ன்னு நீங்க நெனைப்பீங்க?
ஆ. கொஞ்சம் நம்ம, அந்த கலாச்சாரத்துல, இது தான் பெரும அப்படீன்ற மாரி நம்ம சொல்லலாம். ஆனா, அந்த மாரி சொன்னா அவுங்களுக்கு புரியாது. என்ன அப்பா மொக்க போட்றாரு? பூமர் மாரி பேசுறாருன்ட்டு போயிருவாங்க. என்ன எந்த மாரி புரிய வைக்கலாம்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த அ நீங்க வந்து இந்த வே வேட்டி, சட்டைலாம் கட்னீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து, பாயிண்ட்ஸ் தருவேன். உங்க பாயிண்ட்ஸ் இந்த மாரி நீங்க வந்து எந்த இது மாரி இந்த மா மாரி அ பூஜைக்கோ, ஒரு கல்யாணத்துக்கோ, இந்த மாரி என் கூட, என்ன மாரி நீங்க ட்ரெஸ் போட்டு வந்தா, உங்களுக்கு, நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு 20 பாயிண்ட் எப்போ வருதோ? அப்போ உங்களுக்கு நான் 1 கிஃப்டு வாங்கி தருவேன்." இந்த மாரி, ஏதோ 1 மோட்டிவேஷனான விதத்துல கொண்டு போயிறணுங்க. ஒரு சில டைம், அவுங்க நம்ம புரிஞ்சுப்பாங்கன்னு நெனைச்சிட்டே இருக்கக்கூடாது. ஏதோ உனக்கு வாங்கி தரேன். ஏதோ ஒண்ணு பண்ணுறேன்னு அவங்கள, கரெக்ட் பண்ணிறணும்.
ம். கண்டிப்பா. ம்ஹ்ம். கண்டிப்பா. கண் ஆ. கண்டிப்பா. இந்த மாதிரி, நீங்க ஒங்க வாழ்க்கைல பண்ண, ஏதாச்சும் ஒரு சம்பவம் இருக்கா? எடுத்துக்காட்டுக்கு எங்களுக்கு.
அ எனக்கு குழந்தை இல்ல. நான் எல்லாமே என்னோட அண்ணன் குழந்தைய வச்சு தான், நான் பண்ணீட்டுருக்கேன். அதனால இப்ப என்னன்னா? இப்போ, அந்த கல்யாணத்துக்கு, நான் சொன்ன உதாரணம் மாரி, நெறைய கோவில் ஃபங்ஷனுக்கு வந்து போனோம். இப்ப அவன் வந்து காது குத்துறக்கு அவனுக்கு, போறப்ப, நீங்க சொன்ன மாரி, எனக்கு வந்து, எர் பேண்ட் ஷர்ட்டு, இந்த ஜம்ப் ஷூட்டு, இந்த மாதிரிலாம், அவன் நெட்ல பாத்துட்டு, "இது மாரிலாம் தான், நான் இருப்பேன். நான் என்னோட மொட்டை அடிக்கிற எடத்துல, எல்லோரும் என்னை பாப்பாங்க. இந்த மாரி இருந்தா தான், எனக்கு ஃபோட்டோல நல்லாருக்கும்" அப்படீன்னான். ஆனா கொஞ்சம் எங்க வீட்ல, "1 வேட்டி, சட்ட போட்டுட்டு இது பண்ணுனா, அழகா இருப்பான், இவன்" அப்படீன்னு நெனைச்சாங்க. அவுங்க அப்பா, அம்மானால அவன கன்வின்ஸ் பண்ணவே முடியல.
ஆ. சரிங்க. அதுதான். ஆங் க்கு சரிங்க சரி ம். ம்ஹ்ம். ஓ! சரி, சரி. அ. அ. அ. கண்டிப்பா. ஏன்னா, நம்பளோட கலாச்சாரப்படி, அப்பிடி தானே கூட்டு போவாங்க. கொழந்தைங்கள வந்து கொஞ்சம், வேட்டி சட்டை போட்டு, கூப்டு போய் உக்கார வச் அ.
ஆமாங்க. அவன் கன்வின்ஸே ஆகல. அப்புறம் வந்து நான் வந்து, என்ன சொன்னேன்? "இந்த மாரி நீ பண்ன அப்படீன்னா? அ இந்த எங்க ஊர்ல, இப்ப வந்து, புதுசா வொண்டர்லா தொறந்திருக்காங்க. அ நான் உன்ன கூட்டிட்டு போவேன்" அப்படீன்னு நான் சொன்னேன். "கண்டிப்பா, நீ கூட்டிட்டு போவயா? "அப்படீன்னு சத்தியம் வாங்கிட்டு, கண்டிப்பா. நீ கூட் நா நான் உன்ன கண்டிப்பா கூட்டிட்டு போவேன்டான்னு சொன்னதற்கப்புறந்தான், அவுங்க அப்பா, அம்மாட்ட போய், "எனக்கு மாமா ஏததோ கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கான். அத அந்த ஒரே காரணத்துக்காக, நான் இத ஒத்துக்கறேன்" அப்படீன்னு, அவன் ஒத்துக்கிட்டான். சோ ஒரு சில விஷயங்கள்ல, இந்த மாரி, நம்ம வந்து, ஏதோ ஒரு பொருள் மூலியமா குடுக்கிறதில தாங்க அவுங்க புரிஞ்சுக்கணும்.
ஓ! சிறப்பு. ஆ. ம்ஹ்ம். ம். ஓ! சரி. அதுதான், அவுங்களுக்கு ஏத்த மூலியமா நாம போயிறணும். ஓ ஏதோ ஒரு எதையாச்சு 1 ஐஸ்‌ஸ வைச்சு, ஒரு சாக்லேட் வாங்கி தறேன், இங்க கூட்டு போறேன், அங்க கூட்டி போறேன்னு சொல்லி கண்டிப்
ஆமாங்க. வேற வழியே இல்ல. ஆனா, என்னதான் இந்த மாரி, பொருள் வாங்கிக் குடுக்கிறேன்னாலும், அ அப்பிடியே அந்த பொருள் வாங்கிக் குடுக்கிறேன்ற மாரி சொல்லிட்டு, இதெல்லாம் போட்டா தான்டா, இந்த காலத்துலல்லாம் இப்பொ, வேட்டி கட்டினா உனக்கு ஃப்ரீயா இருக்கும். பேண்ட் எல்லாம் போட்டா, உனக்கு டைட்டா இருக்கும். இந்த மாரில்லாம், நீங்க பெரியவங்க மாரி கட்டினாதான், நாளைக்கு நீயும் வந்து பெரிசானா இன்னும் வந்து, எல்லாரும் பெரிய பையன்னு நெனைப்பாங்க. இல்லன்னா, இன்னும் சின்ன பையனா இருக்க நெனைப்பாங்க. இந்த மாரி அவன் மைண்டுல ஒரு சில வார்த்தைகள வந்து, போட்டு வச்சுறணும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது, நடுவுல வந்து, ஒரு கருத்தூசியும் போட்டுறணும். அப்படீன்ற மாரி நீங்க போட்டுவுட்டீங்க.
ஆமாங்க. கண்டிப்பா. அப்பப்போ இல்லன்னா நம்ம வெறும் பொருளுக்காக, எல்லா டைமும் அதே பண்ணிட்டிருக்க முடியாது, அவன் வளரும்போதும், அவன் திடீர்னு ப்ளேஸ்டேஷன் வாங்கி குடுத்தாதான் வேட்டி கட்டுவேம்பான். அதெல்லாம் பண்ண முடியாது, இல்லைங்களா?
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. கண்டிப் கண் கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது, நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க. குழந்தைகளுக்கு வந்து, அந்த உடை கலாச்சாரத்தை, எப்பிடி வந்து அறிமுகம் படுத்தணும்? அத வந்து, நம்ப சொன்னா, அவுங்க டக்குனு கேட்டுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஏதாச்சு, 1 பொருள வச்சு, நம்ப அவுங்கள ஆ ஆசைய தூண்டிவுட்டு போட வைக்கணும். அதுக்கப்புறம், ஒரு ஒரு எடத்துக்கு எப்பிடி போணுமோ, அந்த மாதிரி தான் நம்ம போட்டு போகணுன்றத, அவுங்களுக்கு கொஞ்சம் வலியுறுத்தணும், அப்பிடீன்ற மாரி. நம்பளே அதை போட்டுக்காமிச்சா தான், அவுங்க வந்து, அதே மாரி வருவாங்க. அப்பிடீன்னு மு அந்த ஒரு முறையிலயும் நீங்க கையாளனும். அப்பிடீன்ற மாரி, நீங்க நெறைய சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசினது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நன்றி.
ம். உங்க கூடயு இந்த கருத்து எல்லாம் பகிர்ந்துட்டதற்கு, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி.